இல்ல, அத பெசயலாம் மாட்டாங்க. இந்த கிழங்கு இருக்கு இல்லையா! அத வந்து நல்லா கழுவிட்டு, பட்ட எடுத்துருவாங்க. ரொம்ப மரப்பட்ட மாரி இருக்கும் அதோடய பட்டைகள், அத எடுக்குறதே சிரமம். அத எடுத்துட்டு, ஒரு 3,4 துண்டா வந்து கட் பண்ணி நல்லா வெ உப்பு போட்டு வேக வெச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதை சின்ன துண்டுகளா கட் பண்ணி, தாளிச்சு குடுத்துருவாங்க. தாளிச்சு ஒரு பவுல்ல போட்டு, ஸ்பூன் போட்டு குடுத்துருவாங்க. அது சாப்ட சூப்பரா இருக்கும், சரியான டேஸ்ட்டா இருக்கும். இன்னைக்கு நினைச்சேன் இன்னைக்கு குடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட் இருக்கு அது. அப்புறம் நிலக்கடலை வந்து வரும். பச்சை கடல வரும், காஞ்ச கடல 2மே வரும். அ இந்த பச்ச கடல வந்தது அப்டின்னா, வேக வச்சு குடுப்பாங்க, அவிச்சு குடுக்குறது சொல்லுவாங்கல அந்த மாரி குடுப்பாங்க.
ஆஹா. ஆமா. சரி. ஆமாமா. ம், ஆமா. ஓஹோ! சரி சரி. ஆஹ. சரி சரி. <chuckles> சிறப்பு சிறப்பு. ஆமாம். ம். ஆமாமா, இந்ந ஓஹோ! ஆமா. ஆ <laughs> கண்டிப்பா. நானும் அத சாப்ட்டுருக்கேன். அது ரொம்பவும் ருசியாவும் இருக்கு இல்லையா? அது அது அந்த உப்பு போட்டு, அந்த ஆமா, அது எவ்வளோ சாப்ட்டாலும் சாப்ட்டுட்டே இருக்கணும் போல தெரியும். அத சாப்ட்டுட்டு, நைட்டு சாப்ட முடியாம மந்தமாவும் ஆகும். ம்ஹ்ம்.
ஆமா சரியான டேஸ்ட்டு. நிச்சயமா, அது அப்றம் அதே போல வந்து கொஞ்சம் காஞ்ச கடலையா இருந்ததுன்னா, அதுல அதுகூட கொஞ்சம் வந்து இந்த உப்பு போட்டு நல்லா வடசட்டில ட்ரை ரோஸ்ட் பண்ணுவாங்க. நல்லா ரொம்ப நேரம் அது பண்ணணும். அது அப்டியே மொறு மொறு மொறுன்னு ஆயிடும். நம்ம எதுல கடல கடல சாப்டுறோம் இல்லையா? இந்த மாரி, பஸ் ஸ்டாண்டுகள்லல்லாம் வந்து விப்பாங்க இல்லையா? அ மண்ணுல இது பண்ணுவாங்களே! அந்த அளவுக்கு அதவிடவே டேஸ்டா இருக்கும். அவ்ளோ சூப்பரா இருக்கும். எல்லாமே நம்ம ஒடச்சு ஒடச்சு சாப்டுற மாரி இருக்கும். அப்ப மழை காலம்னு வந்துட்டாவே எங்க அம்மா எனக்கு செஞ்சு எங்க எல்லாருக்குமே செஞ்சு குடுக்ற உணவுகள் வந்து இந்த மாரிதான் இருக்கும். அ ஒரு ப புரதச்சத்து அதிகமா இருக்குறது மாதிரி இதெல்லாம். இது போக, கடல சாப்ட்டா வெல்லம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. கடலை சாப்ட்டுட்டு தண்ணி குடிக்கக் கூடாது. உடம்பு ஒத்
சரி. ஓஹோ! ஆஹா. ம்ஹ்ம். ஆமாமா. ஆமா. ஆ, ஆமாங்க. ஆ அதே தான். ஓஹோ! சரி ஓஹோ! சரி சரி. ஓஹோ! ம். ஆமா ஆமா. ஜீரணமாகும் அப்டின்னு சொல்லிட்டு, வெல்லம் குடுப்பாங்க, கரெக்ட்டுங்களா?
ஆமா, இந்த வெல்லம் கொண்டு வந்து குடுத்து "இது சா கடல சாப்ட்டீல்ல! உடனே இந்த வெல்லத்த சாப்பிடு." அப்டின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க அதுபோல. ஆ வெல்லம் சாப்டுறதுக்கு என்ன கசக்குமா நமக்கு? "குடுங்க குடுங்க நல்லா இருக்கும், குடுங்க" அப்டின்னு வாங்கி சாப்டுறது. அது பண்ணீ தருவாங்க. அப்றம் ஒரு சில நேரங்கள்ல வந்து இந்த தேங்காய் இருக்கு இல்லையா? தேங்கா நல்லா துருகி, அதுல நாட்டுச்சக்கர, அப்றம் ஏலஞ்சுக்கு இதெல்லாம் சேத்து குடுப்பாங்க, அ மிக்ஸ் பண்ணீ. அது சரியான டேஸ்ட்டா இருக்கும் ஒரு சில நேரங்கள்ல. ஆமா
<laughs> சரி சரி. ஆ, சரி சரி அப்டிங்க ஆமா! ஓஹோ! ஓ! அப்படிங்களா? இது எந்த மாரி பகல் நேரத்துல குடிப்பீங்களா, இல்ல இரவு நேரங்கள்ல? இல்ல அந்த மாரி ஏதாச்சும் காலம் இருக்கா?
பிடிக்கிறது இல்ல.

ஆமா, அதேதான். அது என்னன்னா நம்ம முன்னாடியே ஒரு ஒரு ப்ராசஸ் பண்ணி. அ காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு, த்வே தே வேணுன்றப்போ பயன்படுத்துறோம் இல்லையா? அந்த மாரி எது எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வடகம் தான். மீனு மட்டும் தான் கருவாடுன்னு சொல்லுவோம். மத்தது எல்லாமே அது வடகம் தான். ஆமா.
அஹா. ஆமா. ம்ஹ்ம். ஆமா. அப்படீங்களா? <laughs> அப்படிங்களா! சரி, சரி. ம். சொல்லுங்க, சொல்லுங்க.
அந்த மாதிரி, இது வந்து திருமணத்துக்கு முன்னாடி. நம்மளுடைய வாழ்க்கைய 2ஆ பிரிக்கலாம் இல்லையா? திருமணத்துக்கு பின்னாடி. இது வந்து <sneezes> <sneezes>
நீங்க சொல்லும்போதே, ஏதோ இது இது இதுக்கு முன் இதுக்கு பின் அப்படீங்குற மாதிரி இருக்கு. சரி சொல்லுங்க.
ஆமா. திமு திதி, இந்த மாதிரி தான் பிரிக்கணும். ஏன்னா அவுங்க வந்து மெனக்கெடுவாங்க. புள்ளைங்க சாப்பிட்ணும் அவுங்களுக்கு கொடுக்குறதும், இன்னும்ன்னா அ இந்த நல்லெண்ணெயிலலாம் ஏதாவது பலகாரம்லாம் சுட்டா சரியான கசப்பு வரும். ஆனா நான் வடை, இது மாதிரி ஏதாவது கேட்டா கூட எங்க அப்பா, குழந்தைங்களுக்கு அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு நல்லா வந்து மு தண்டுவடலாம் நல்லா இருக்கும். இதுதான் இது நல்லெண்ணெய் தான் சாப்பட்ணும் அப்டின்னு சொல்லிட்டு. கடையிலலாம் அந்த வடையை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. வீட்ல வந்து இந்த உளுந்த வடை பண்ணி, அத வந்து நல்லெண்ணெயில சுட்டுக் கொடுப்பாங்க. ரொம்ப கசக்கும். ஆனா தேங்காய் சட்னிய வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அதுதான் அந்த உளுந்தும், நல்லெண்ணெயும் தான் உடம்புக்கு நல்லது. இதான் சாப்பிட்ணும். 2 மட்டும் சாப்பிடு, 2 மட்டும் சாப்பிடுன்னு வந்து என்ன சாப்பிட வைப்பாங்க. அவுங்க கிட்ட வட கேட்டதே என் தப்பு அப்படின்னு.
<laughs> ஆமாமா. சரிங்க. ஆமாம். அஹா. சரி, சரி. ஓஹோ! ஆஹா. ஓஹோ. சரி, சரி. அ, அ. அப்டீங்களா? சரி, சரி. ம்ஹ்ம். <laughs> ப பரவாயில்லங்க. உ உங்க வீட்ல இந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு எண்ணெய் பொருட்கள் மேல இருக்கக்கூடிய ஈடுபாட்ட குறைச்சு, அதுல எந்த அளவுக்கு வந்து நன்மை தீமை இருக்குங்கிறதையும் பிரிச்சு 2டுக்கு மேலே சாப்பிடாதன்னு சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்பவும் ஆரோக்கியத்த நோக்கி நீங்க வாழ்ந்துருக்கீங்க. ஆமா.
இல்ல, இல்ல. நிறையா சாப்பிடலாம் தான். ஆனா, அந்த இது ம நல்லெண்ணெயில சுட்டதுனா சாப்பிட முடியாது. அது தெகட்டும், கசக்கும். ஆனா நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு நல்லது. மத்த மத்த இந்த சன்ஃப்ளவர் ஆயில் இதெல்லாம் வந்து பயன்படுத்தக் கூடாது அப்படின்னுவாங்க. ஆனா பொ பொதுவா பொறிக்கிறதுக்குன்னா சன்ஃப்ளவர் ஆயில் தான் டேஸ்ட்டா இருக்கும்னு சொல்லுவோம். ஆனா டேஸ்ட்ட விட உடம்புக்கு இதுதான் நல்லது. அதுவும் வளர்ற குழந்தைங்க இதுதான் சாப்பிட்ணும். ஒரு வயசுக்கு அப்புறம், ஒரு 12 வயது 13 வயசு இருக்கிற பெண் குழந்தைங்கள்லாம். இது சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு குடுப்பாங்க.
கண்டிப்பா. அஹா சரி, சரி. ஆமா. ம். கண்டிப்பா. <laughs> ஆமா, ஆமா. கண்டிப்பா. சரி, சரி. ஓஹோ! ரொம்பவும் அருமையான ஒரு பழக்கம்னே தான் சொல்லலாம். இதுலயும் எங்க வீடு, எங்க சைடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடல எண்ணெய் பயன்படுத்துவாங்க. அதாவது அ தேர்ந்தெடுப்பாங்க, அதுக்காகவே நல்ல பெரிய, பெரிய பயிரா எடுத்து அத ஆட்டி அந்த எண்ணெய்கள அதிகமா பயன்படுத்துவோம். அந்த பழக்கங்கள் உங்களுக்கும் இருந்திருக்குங்களா?
ம்ஹ்ம்.